ம்
ம். இப்போ ம்.
ஆமா. ஏன்னா வந்து, நம்ம தெரியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னா போல வந்து அந்த நகர்ப்புறத்துல யார்னா இருந்தாங்க, உடனே வந்து சந்தேக பார்வையில வந்து, <chuckles> "யாரோ இருக்காங்க டேய்! அவன்" சும்மா நயல் ஓட்டறத்துக்கு கூட நிற்கலாம். "சார்! யாரோ இங்க இருக்கிறாங்க சார். கொஞ்சம் பாருங்க சார்" அப்படீன்ட்டு போலீஸுக்கு உடனே கால் பண்றத்தா இருக்கட்டும், ஏன்னா நம்ப முடியாது. உண்மையா, அதுபோல நிகழ்வு நடக்குது இல்லையா? உண்மை சம்பவங்கள். ம்.
ஆம்மா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இப்போ கண்டிப்பாங்க, கண் இப்ப தமிழ் கலாச்சாரத்த பொறுத்தவரைக்குங்க, எந்த 1 வசனம் வந்து உங்களுக்கு இன்னுமே மனசுல நிக்குது? "நா இவுங்கள பார்த்தா, இது தாங்க நா மொதல்ல நா பேசுவேன்." அப்படீன்னா, அது என்னா மாரியான ஒரு வார்த்தைங்க?
இவுங்கள பார்த்தா அ வசனம்ன்னா, அந்த சினிமா கண்ணோட்டத்துல சொல்றீங்களா?
இல்ல, இல்ல, இல்ல. இப்ப நானே உங்கள நானே உங்கள சந்திக்க வரேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பார்த்தோன்னே, நீ நீங்க என்ன மொதல்ல என்ன கேட்பீங்க?
ம். வணக்கம் வாங்க! <chuckles> உண்மையா வந்து இப்ப வரைக்கும் வந்து, நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்னான்னா, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து என்னோட சித்தியா இருந்தாலும் சரி, "அ வாங்க, வாங்க. வணக்கம்." அப்படீன்ட்டு, அந்த மொதல் வார்த்தை அதுதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே.
ஆ. <laughs> ம். கண்டிப்பா. அதாவது, "நல்லா இருக்கீங்களா? உக்காருங்க. சாப்பிடுறீங்களா? எப்படி இருக்கீங்க? வீட்லல்லாம் நல்லா இருக்காங்களா?" இந்த மாரி வார்த்தைகள்லாம், நம்ம அப்பருந்தே நம்ம பேசி பழகிட்டோம் இல்லைங்களா? ம்.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. அதுவும் வந்து பாத்தீங்கணா, அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு நம்பளுக்கு வந்து என்ன எனக்கு, எங்க 3 பேருக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லி குடுத்து வளத்தாங்கன்னா, வீடு தேடி யாரு வந்தாலும் முதல் வார்த்தை, "வாங்க. வணக்கம்." சொல்லணும். வந்தவங்களுக்கு தண்ணீன்ட்டு ஒரு விஷயம் எடுத்து தரணும். சாப்பிடுறீங்களா? அவுங்க வந்து எதனா ஒரு இதுவா இருந்தாலும் சரி, சாப்பிடுறீங்களான்னுட்டு, சாப்பாடு இருக்க, உடனே நம்ம செய்யுறோம் அப்படீன்னா, எதனா ஒரு விஷயம் செய்யும்போது வந்தாங்கன்னா, குடுத்துட்டு சாப்புட்ணும்.
ஆஹா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இப்ப
அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப் இது இப்ப இப்ப வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ற ஒரு விஷயமாவே இருக்கு.
கண்டிப்பா, கண் இப்பல்லாம் பாத்தீங்கன்னா, நகரப்புறத்துல வந்துட்டு இந்த மாரி வார்த்தைகள்லாம் நீங்க கேட்கவே முடியாது. யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலே, "யாரு? என்ன வேணும்? எங்க யாருங்க நீங்க?" கதவே திறக்க மாட்டாங்க. கதவு சும்மா 1/2 கதவு மட்டும் தெறந்திருக்கும். "யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அ அப்படீங்களா? அப்பால்லாம் இல்லை" அப்படியே அவுங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும், அந்த வாசப்படியோடையே பேசி அனுப்பி வுட்ருவாங்களே தவிர, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உக்கார வச்சு உபசரிக்கணுன்ற எண்ணமே வராது அவுங்களுக்கு.
ஆமா. <chuckles>